தள்ளிட்ருக்கோம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா.
அதனால அத கொஞ்சம் கண்டு கட்டுப்பாட்ல வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, குடும்பம் அப்டிங்கிற ஒரு விஷயமும் நல்ல விதத்துல நாம பாத்துக்கலாம். அதே சமயம் ஏதோ ஒரு வாழ்க்க அதாவது எப்டி வேல பாத்தாலும் நாம ஒண்ணும் 100 கோடி சம்பாரிக்கப் போறதில்ல.
ஆமா ஆமா. ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
அந்த எதார்த்தத்த புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம். ஆ எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ருக்கேன், இந்த மாரி இப்டி வீட்லருந்து வேல செய்றது ரொம்ப மோசம்னு எனக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நானுமே அலுவலகத்துல போய் வேலை செய்யும்போது, ஆ இருந்த என்னோட உடல்நிலைக்கும் ஆ வீட்லருந்து வேலை செய்யும்போது எனக்குள்ள என்னென்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சோ அது எல்லாமே நானுமே கண்கூடா பாத்தது ரொம்பவே உண்ம. ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் நான்லாம் ரொம்ப ஃபேட்டா வே <tsk> ரொம்ப லீனா இருப்ப. எல்லாரும் திட்டுவாங்க. அப்படி இருந்த காலம் போய், நான் வீட்டாரா வீட்லருந்து வேல செய்ய ஆரம்பிச்சோனே என்னோட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆயிட்டான். ஆ அப்பவே எனக்கு நிறைய ஒரு இத நான் அறிஞ்சேன், அப்டிங்கிற மாரிதான் சொல்லலாம். அப்பவே எனக்கு இது வந்து சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நான் அப்பவே வேலைய விட்டுட்டேன் ஆனா. ஆ நீங்க சொல்லும்போது எனக்கு நல்லாவே புரியுது, அந்த மாரி வேலை செய்யும்போது எ என்ன ஒரு <tsk> ஆ நம்மளுக்கு மன அழுத்தமா இருக்கட்டும், ஆ செரமம் ஏன்னா அது ஒரு பெரிய மன அழுத்தம்ல, ஏன்னா நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்ருக்கீங்க அதுல. அது சம்பாத்தியம் ஒண்ணு வருது ஒரு ஒரு வகைல வருதுனாலும், அதனால நம்ம உடல் போயிருச்சுல ஒரு பக்கம் ஆ.
ம். சரிங்க. உடல் வந்து பயங்கரமான மாற்றத்த மாற்ற மாயிற்சி இல்லைங்களா? சரி. சிரமத்த ஏற்படுத்துது, அது. ஆமாமா, ஏன்னா இப்ப உடல் ஒரு கட்டத்த தாண்டி போச்சுன்னா, உங்களால சரி பண்ண முடியாது. சம்பாத்தியம் அப்டி கெடையாது. நீங்க ஏதாவது ஒரு கட்டதில சம்பா ஆமா.
முடியாது ஆமா, இந்த வேலை இல்லனாலும் இன்னொரு வேல கெடச்சிரும் கண்டிப்பா கண்டிப்பா. அத நீங்க ரொம்பவே அழகா தெளிவா எனக்கு புரியிற மாரியே சொல்லிட்டீங்க. இன்னொரு தடவ நம்ம நெனச்சாலும் இந்த மாரி வேலைய பாக்கக்கூடாதுடா அப்படீன்ற அளவுக்கு ஏன்னா உடல் ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன மாரி வேலைய அப்புறமா இன்னொரு வேலைக் கூட நம்ம பாத்திரலாம். இல்லன்னா சம்பளம் கம்மியா நமக்கு ஒரு வேலை கெடச்சா கூட நம்ம பாத்ரலாம். அ அப்ப நம்ம நிறைய பாத்து அத கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல செலவு செய்றதுக்கு, கொஞ்சமா வாங்கிட்டு நல்லா இருந்துரலாம் அப்டின்ற மாரிதான் இருக்கு ஆமா, அதனால நீங்க ரொம்பவே அழகா பேசினீங்க, சொன்னீங்கன்ற மாரிதான் இருக்கு. உங்ககிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க, நன்றி.
சரியா, சொன்னீங்க உண்மதான்.